அதாவது ஒரு பிளான் போடுவீங்க. அந்த கதம் பர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஸ்கூல் அதாவது தேர்வுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறதில்ல. தேர்வுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு, திட்டமிடுதல் போடுவீங்க. ஆனா அதயுமே வந்து சரியா தே பண்றதில்ல.
ம். ம். ஆமா, ஆமா. ஏன்னா அந்த பயம். நா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதாவது படிச்சு படிச்சுர முடியுமா? அ இதுல வேற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்பவே 10 நாளைக்கு முன்னாடி படிக்கிறவன், மறந்து போய்ட்டா என்ன பண்ணுறது. <laughs> அது, அத விட இருக்கும். ம்.
பார்த்துப்போம். ம்ஹ்ம். ம். <laughs> அப்படின்ட்டு நீங்க வந்து அ. இப்ப எனக்குமே இந்த அனுபவம் இருக்குங்க. காலேஜ்ல படிக்கிறப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அ. வருஷம் ஃபுல் அதாவது அந்த செமஸ்டர் வரைக்குமே பெரிசா வந்து அ அந்த புத்தகத்த எடுத்து டெய்லியும் படிச்சுருக்க மாட்டேன். செமஸ்டர்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து நைட்ல உட்கார்ந்து மு விடிய விடிய அப்படிங்கிற ஒரு மாரி ஒரு நம்பிக்கையோடு படிக்கலாம்ன்னு, புக்க எடுத்து வெப்பேன். மொத ஒரு 2 பக்கம் படிச்ச உடனேயே அத அப்படியே தூக்கம் வந்துரும். தூக்கம் வந்து அப்படியே நைட்டே தூங்கிருவேன் நானு.
ஆ. ம்ஹ்ம். ம். ஆமா. ம். ம். ஆமாங்க. <chuckles> ம்ஹ்ம். சரி, சரி. எனக்கு தூக்கமே வராது. ம்.
திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்ன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, மதியம் பண நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு, அ அப்படியே ஒரு மாரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஐய்யய்யோ பெயில் ஆயிருவோமோ, பெயில் ஆயிருவோமோ அப்படின்னு அந்த பயத்திலேயே தூக்கம் வராது. அந்த மாரி உங்களுக்கு?
ம். ஆ. <chuckles> அதேதாங்க. ம். ஆமாங்க அதே தான் எனக்கு நடக்கும். ஆனா எனக்கு தூக்கமே வராது, நீங்களாவது 1, 1 மணி நேரமாவது ப படுத்துட்டு 1 மணிக்கு எந்திரிச்சிங்கல்ல, இந்த தேர்வுக்கு முதல் நாள் வந்து எனக்கு தூக்கமே வராது! இந்த பயமாகிட்டா பயம் அதாவது தோத்துருவோங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும். ஃபெயில் ஆயிடுவோம் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயத்தில என்ன பண்ணுவேன் அப்படின்னா. அ, கடகட கடகடன்னு படிப்பேன். இருந்தாலும் தூக்கம் வராதுங்கிறதுனால கண்ண மூடிட்டே தான் இருக்கும். ந நான் படிக்கிறது என் மண்டைல ஏறுதா இல்லயானே தெரியாது. அ அந்த மாரி இருக்கும். அ தூங்குறது கரெக்ட்டா ஒரு எனக்கு வந்து காலைல எந்திரிச்சு, பழக படிக்கிற பழக்கம் இல்ல. தூங்கிட்டா என்னால எந்திரிக்க முடியாதுன்னு தெரியும். அ, ஏன்னா நம்ம வந்து அலாரம் வச்சு தூங்கலான்னு தூங்குனோம்னா, கண்டிப்பா அந்த அலாரம் கூட காதில கேட்காது. <laughs> அதனால <chuckles> ஆமா. அதனால என்ன பண்ணுவேன்னா நைட்டு ஃபுல்லா படபடப்புல படிச்சிட்டே இருப்பேன் என்ன பிரச்சனை வரும்னா, அ, அ. படிச்சிட்டுருக்கும்போது, இந்த பயம் வந்துட்டே இருக்கும், அ இதெல்லாம் மறந்துருமே, அ இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம், அ இதெல்லாம் முக்கியமே இல்ல. இதெல்லாம் வரவே வராது <laughs> அப்படிங்கிற பயம் தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சரி. ம்.
ம். ஆமாங்க. ம். ம். ம். ம். சரிங்க. ஓ! அந்த அளவுக்கு தூங்கிறீங்க. அ. ம். ம். <laughs> நீங்களாகவே அதாவது வருதோ வரலையோ, நீங்களாவே ஒரு முடிவு பண்ணிருவீங்க.